அது சுலபமான வேல தானே.
<chuckles> ஆனா, அந்த மாரி துணி எடுத்து தைக்கறது வந்து அவங்களுக்கு புடிக்கல. அது வந்து கொஞ்சம் நல்லால்ல. அ பழைய காலத்துல ஆள் மாரி ஏன்னா, தைக்கிற துணியுமே சில இது நல்லாருக்கு. சில இது நல்லால்ல. நம்மளுக்கு அவங்களுக்கு செட் ஆகிற மாரி இல்ல அப்படின்ற மாரி அவுங்க ஒரு நினைப்பு அவுங்களுக்கு இருக்கு. அதனால அவுங்களுக்கு அந்த எடுத்து தைக்கறதுலாம் புடிக்காது.
சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! செரிங்க.
அந்த ரெடிமேடா அப்டியே <tsk> அ டீ ஷர்ட் மாரியோ, இல்ல, ஷர்ட்ல டிசைனர் வச்ச மாரியோ, அந்த மாரி எடுக்கிறதுதான் அவுங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாரி எடுக்கிறதான் பையனுக்கும் கொஞ்சம் சூட் ஆகுது. அப்டின்றதனால நாங்க அந்த மாரி தான் விரும்புவோம். அதை எடுக்கிறதுக்கு. அ சில நேரம் வந்து ஒரு ப் அ பண்டிகைக்கு ஏதாச்சு துணி எடுக்க அப்படி போறோம்ன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு போன கிறிஸ்துமஸ்க்கு நாங்க துணி எடுத்தோம். அ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ஒரு 5 நாள்ல ஒரு சகோதரிக்கு வந்து திருமணம், அப்படின்னு இருக்கும் போது 2துக்கும் ஒண்ணா எடுத்துறலாம், அப்படின்ற மாரி. ஏன்னா இதுக்கு ஒரு செலவு அதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா, அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய செலவு இருக்கு அப்படின்றனால
ஓ! சரிங்க. ஓ. சரிங்க ஓ! சரிங்க

இதே நம்ம அந்த வண்ணாரப்பேட்டை அந்தமாரி ஹோல்சேல்ல போய் வாங்கும் போது விலையும் குறைவா இருக்கும் நம்மளுக்கு. அந்தத் துணியோட தரம் நல்லா இருக்கும். விலையும் கம்மியா இருக்கும். நம்மளுக்கு ஏத்தமாரி எல்லாமே எல்லாருக்கும் ஒரேமாரி கிடைச்சுடும். அந்தமாரி போய் வாங்குறதும் உண்டு. ஆ.
ஓ! சரிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, துணிக்கு வந்து மேச்சா ஒரு நேக்லஸ் எடுக்குறீங்க. அதெல்லாம் சரிங்க. அது புரியுது எனக்கு. இப்ப வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, ஒரு க பண்டிகைக்கு ஒரு, ஒரு விதமான நிறத்துல அனியோனுன்னு நினைப்பாங்க. இல்லன்னா வந்து இந்தமாரி நிறத்துல அனிச்சா அந்தப் பண்டிகைக்குச் சமமா இருக்கும். அதான் குறிப்பா சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அ முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவங்க வந்து அந்தப் பச்சை நிறம்ங்கிறது வந்து அவுங்களோட க விழாக்கள் சார்ந்த விஷயத்துல வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க.
கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க.
இதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம விழாக்கள் வந்து அந்தமாரி பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரம் வெள்ளை, வெள்ளைங்கிற மாதிரியே, பே அதாவது ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரிதான் க பண்ணுவாங்க. இல்லன்னா பட்டு வேட்டி, பட்டு சட்டை அதப் போட்ருவாங்க. பெண்களுக்கு வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, அவுங்க வந்து பட்டு சேலைங்க மாரி அது ஒரு தனியா ஒரு நிறத்துல வெள்ளை சேலையிலே பட்டுது நே கலந்து வந்துருதுங்க. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அப்பிடி கிடையாதுங்க. பல வகை க நிறம் இருக்குது. அதுவும் ஸ் குறிப்பா பார்த்தீங்கன்னா, கல்யாணம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா கண்ணுக்கு அப்பிடியே எடுப்பா தெரியுன்னு சொல்லிட்டு அதப் பார்ப்பாங்க. அப்ப அந்தமாரி உங்களுக்குப் பண்டிகைக்கு சம் ஏதாச்சும் நிறம் இருக்குதுங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பு கண்டிப்பா. ம். <chuckles> கண்டிப்பா கண் ஆ. எனக்குப் பண்டிகைக்கு நேரம் இருக்குன்றமாரி எனக்கு தெரியாதுங்க. ஆனா, எனக்கு மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் புளு கலர் தாங்க எடுக்கணும். எனக்கு எந் எப்ப பார்த்தாலும் அந்த புளு கலர்ல அது ஒரு ஒரு ஷாலா ஆச்சு இருக்கணும். அந்த புலு கலர்ல இல்லன்னா எனக்கு வந்து ஒரு ஆறுதலாவே இருக்காது. அந்தமாரி தான் இருக்கும். எனக்கு ஒரு புளு பைத்தியோனே சொல்லலாங்க சொல்லப்போனா ஏன்னா அந்த ஏ என்கிட்ட நிறைய புளு ட்ரஸ் தான் இருக்கு. வீட்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவாட்டும், கணவாட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அ "நீ என்ன யுனிஃபாம போட்டுட்டு திரியிற? எப்ப பாரு புளு கலரே எடுத்துட்டு இருக்க" அப்பிடின்றமாரி திட்டுவாங்க. ஆனா, என்னவோ தெரியாது, புளு கலர் தாங்க. ஒரு ஸேரி எடுக்கணுனு போயிட்டாலுமே அ இது எங்கயோ புளு கலர்ல இருக்க போடுங்க. அதாவது நான் எடுக்கிறேன், எடுக்கல அதுக்கு அடுத்த பட்சம் ஆயிடும். ஏன்னா நிறைய புளு கலர் இருக்கனால. ஆனா நான் போய்க் கேக்குறது என்னவோ அந்த புளு கலர் இரு எனக்கு அந்த புளு கலர் சும்மாவாவது பாத்துர்ணும். என் கண்ணுல வந்து நல்லபடியா அந்த புளு கலர் இருக்காது. தென்பட்ருணும் சொல்லுவாங்க பாருங்க. அந்தமாரி அத ஒரு தடவையாவது கண்ணு கண்ணுல பாத்துர்ணும் அப்பிடின்றமாரி நினைப்பேங்க. இது தான் என்னோட பண்டிகை கால உடை எடுக்கிறதுங்க.
ஓ! சரிங்க. ஓ! சரி. சரி. ஓ! சரிங்க. அன்

இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பண்டிகைக்கு, ஒரு ஒரு நபருக்கு நம்ம உடை எடுப்போம். அதாவது நம்ம சொ குடும்பத்துல இருக்க ஒரு, ஒரு உறுப்பினருக்கும். அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு, ஒருத்தரும் வந்து, எனக்கு இந்தமாரி உடை எடுக்கணுன்னு சொல்லுவாங்க. சில வீட்ல பாத்தீங்கன்னா, ஒரு நபரே வந்து எல்லாத்துக்கான உடையும், அவுங்களே முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்க வீட்டுல எப்பிடிங்க? எந்த மாதிரி பழக்கம்?
கண் ஆ இப்போ எனக்குப் பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே போய் தான் எடுக்குறமாரி இருக்கும். அ தனியா நானே போய் எடுக்குற மாரி, அப்பிடில்லாம் நான் பழக்குனது கிடையாது. அம்மாகூட வருவாங்க. சகோதரர், சகோதரி எல்லாருமே சேந்து ஒண்ணா போய் எடுக்குறமாரி தான் இருக்கும். அது ம் எப்பிடின்னா, ஆ இப்போ தீபாவளின்னா, இப்பிடி ஒரு துணி எடுக்கலாம்! அப்பிடின்ற மாரி ஒரு அம், ம் மண்டையில வந்து ஃபு பர்ஸ்ட்ல இருந்தே ஓடிட்டே இருக்கும். ம். தீபாவளிக்கு வந்து இப்போ எந்த இந்த நேரத்துல வந்து, எந்த ட்ரெண்டுல என்னா ட்ரெஸ் போயிட்ருக்கு? ஆ இப்போ பாத்தீங்கன்னா, அ சுடிதாரே நா பல வகை இருக்கும். மசக்கலி, பட்டியாலா, அனார்கலின்னு சொல்லிட்டு நெறையா வகை இருக்கும். அது இது எல்லாமே என்னான்னா, ஒரு, ஒரு பண்டிகைக்கு, அந்தந்த காலத்துக்கு ஏத்தமாரி ஒரு, ஒன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்தமாரி நாங்க அந்த நேரத்துல இப்போ ஒரு ச்சு ஒரு தீபாவளின்னு வைங்களேன். அதுல, "மசக்கலி தான் வந்திருக்கு, புதுசா" அப்பிடின்னாங்கன்னா, அந்த மசக்கலி தான் எடுப்போம். அதுல வந்து என்னா ஆயிடுன்னா, ஒரு போட்டி வரும். யாருக்கு என்ன கலர் எடுக்குற எனக்கும் என் தங்கச்சிக்கும் எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருக்கும். அம் இருக்குறது ஒரு இந்த ஒரு ப்ரா அந்த அ ட்ரெண்டான அந்த ஒரு ட்ரெஸ் தான் வந்திருக்கும். "வேற இது நீ எடுத்துக்கோ!" நான் இத எடுத்துக்கறேன்னாலும் கேக்க மாட்டா. அ ஆனா, எங்களுக்குள்ள எப்பிடின்னா, நாங்க 2 பேரும் அந்த உடைகள மாத்தி மாத்தி போட்டுப்போம். அப்பிடின்னம்போது, 2 பேரும் ஒரே மாரி எடுத்துட்டா, நம்பளால மாத்திப் போட முடியாது. அதனால நீ வேற எடு. நான் வேற எடு நான் அந்த அந்தக் கடையிலயே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். எங்க 2 பேத்துக்கும். அ கடைசில வந்து, "இல்ல, நானும் இந்தமாரி தான் எடுப்பேன் தீபாவளிக்கு" அப்பிடின்ற மாரி முடிவு செஞ்சு, அ அவுங்க ஒரு கலர், நான் ஒரு கலர் அப்பிடின்றமாரி எடுத்துப்போம். அ அந்தமாரி எடுத்துட்டு, வச்சிருக்கது உண்டு. அ இதே பொங்கலுக்கு அப்பிடின்னு பாத்தீங்கன்னா, அ நாங்க வந்து ஊருக்குப் போவோம். எங்களோட சொந்த ஊருக்குப் போறமாரி இருக்கும். அங்க போயிட்டு இந்த மாரி ட்ரெண்டுல வர ட்ரெஸ்ஸு அந்த மாரில்லாம் போட்டா எங்க பாட்டிக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவுங்களுக்கு வந்து என்னான்னா, ம் புடவை அணிஞ்சுட்டு வரணும். அது நம்ம பெரிய பசங்களா இருந்தாலும், எந்தப் பசங்களா இருந்தாலும் பரவாயில்லை.அ நல்ல நாளுன்னா ஒரு புடவை அணிஞ்சுட்டு போறது தான் வழக்கம். அதப் போட்டுத் தான் பொங்கல் அன்னிக்கு நீங்க வெ இருக்கணும் அப்பிடின்ற மாரி அவுங்களோட அ கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அதனால அந்தப் புடவை எடுக்குறதுல ரொம்பவே ஆராய்வோம்.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஆமாங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஒ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. <chuckles> ஓ! சரிங்க.
அ எந்த மாதிரி துணி எடுக்கணும்? <tsk> எந்த க்ளாத்ல எடுக்கணும் அப்பிடின்றதுக்காக, நாங்க ரொம்பவே மெனக்கெடுவோம். அங்க இங்கன்னு போய் நெறையா சுத்தி அ அந்தக் கலர் நம்பளுக்கு பிடிச்ச கலர் இந்தக் கடையில இருக்காது. அப்புறம் வேற கடைக்குப் போவோம். அங்க போய் ஒன்னு எடுப்போம். அந்தமாரி ஒன்னு எடுத்து அம் <tsk> அந்த நேரத்துக்கு ஏத்தமாரி, ஆ அ அந்த, இந்த, நான் சொன்னமாரி இந்த நேரத்துக்கான ட்ரெண்டு எதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்குவோம் அதுக்கு ஏத்தமாரி அந்த ஒரு துணி எடுத்துட்டு, வரணுன்னு நினைப்போம்.